அது வந்து ஒரு கஷ்டம்னு வரப்போ நல்லாருக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து போய்க்கிட்டு இருக்கோம்கிறப்போ, அந்த நட்ப பத்தி, நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு சூழ்நிலை வர்றப்பதான் நமக்கு தெரியும். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கு.
உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாதிரி எதாவது நிகழ்வுகள் நடந்திருக்கா?
ஆ நடந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா, நான் சென்னை போயிருந்தேன். சென்னைக்கு வேலைக்கு போயிருந்தேன். சரிங்களா. வேலைக்கு போய் போய் சேர்ந்து அப்போதான் புதது. முத நாள் நான் வேலைக்கு சேர்ந்துட்டு, அன்னைக்கு அ சாயந்திரமே இறங்கி, பஸ்ஸ விட்டு வெளிய ஒர் நடந்து வரேன். நடந்து வரப்போ ஒரு அ இருசக்கர வாகனம் வந்து என்னோட கால் மேல மோதிருச்சு, பின்னாடி இருந்தே.
கண்டிப் ஆ. அச்சச்சோ! ஓ. முதல் நாளே.
ஆ, ஆமா. அது ஆயிருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது பெரிய இது இல்லன்னாலும் வலித்து கால் வீங்கிருச்சு. பக்கத்தில வீடுங்கிறனால நான் நகர்ந்து போயிட்டேன். அந்த பசங்க போய்ட்டாங்க. அதுக்கப்பறம் நான் போயிட்டு, அவங்கள என்ன சொல்றது? அப்படீன்டு நான் போயிட்டேன். இதனால என்ன ஆகிருச்சுன்னா, 2ஆவது நாளே நான் வேலைக்கு போக முடியாத மாரி ஒரு சூழ்நிலை, நான் வந்து எனது துறைத் தலைவிக்கு போன் பண்ணி சொல்றேன், இந்த மாரிங்க. இது ஆகிருச்சு. அப்பிடீன்னவொனே அப்போ வந்து என்னுடைய நம்பர் எல்லா அங்க இருந்த ஆல்ரெடி வேலை பார்க்கிற இந்த ஆசிரியர்கள்லாம் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை. அ போன முதல் நாள்ல வணக்கம் மட்டும் சொல்லிட்டு வந்திருந்தேன். அதிலிருந்து முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து எனக்கு அ வு இது அலைபேசி வழியா கூப்பிட்டாரு, அவரு. அவரு ஒரு மா
ம். ம். ம். ம். அ. அங்க ம். எல்லாருமே புது நட்பு. நண்பர்கள் தான் அன்று அன்னைக்கு தான். அ புதுசா அறிமுகமானவர்கள். ஒரு நாள் அறிமுகமானவர்கள். ஆ.
ஆமா. நண்பர்கள் கூட இல்ல. அவுங்க, கூட வேலை பார்க்குறவங்க. ஆமா, ஆமா, ஆமா. அப்பிடீங்கிறதில, இந்த முருகன் அப்பிடீங்கிறவர் மட்டும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு, "என்னங்க, என்ன ஆச்சு?" அப்பிடீன்னவுடனே, "இந்த மாரிங்க சார். அடிபட்டுருச்சு." அப்பிடீன்னவெடனே, அவர் கேட்கிறாரு. "ஹாஸ்பிட்டல் போனீங்களா?" <tsk> நான் வந்து அந்த அதிர்ச்சியில இருந்தே மீளல. என்ன இப்படி ஆகிருச்சு? யார வர சொல்றது? பக்கத்தில உன்னொரு நண்பர் இருக்கிறாரு. அவருக்கும் வேலை இருக்கு. அதனால சரின்னு அடுத்த நாள் காலையில இவரு ஒரு மத்தியானம் வாக்குல கூப்பிடுறாரு. நான் அன்னைக்கு சாயந்திரம் தான் போலான்டுருக்கேன். இவரு மதியானம் வாக்குல கூப்பிட்டுட்டு, "அப்படியா சரி நான் சாயந்திரம் வரேன்" அப்பிடீன்னாரு. "எதுக்குங்க சார்?" அப்பிடீன்னா, "ஹாஸ்பிட்டல் போகத்தான் வரேன்." அப்பிடி இதில பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரு பேரு முருகன் அப்பிடீங்கிறத தவிர ஒண்ணுமே தெரியாது.
மீளல. ஆஹஹ. ம்ஹ்ஹும். தெரியாது. ஓ.